அந்த மாரி ஒரு கதை அம்சங்கள் தான் வந்து நெறைய இருக்கும். அதாவது ஒருத்தன் வந்து, அந்த நேரத்துல வந்து ரொம்ப அந்த அ அ என்ன சொல்வாங்க? மாடர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? மேற்கத்திய ஒரு பாணிய வந்து, நாம நாடி போற ஒரு விஷயம் வந்து நெறைய இருந்தது. அப்போ தானே இ நம்ம இது முடிச்சு வந்தோம். அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பிரிட்டிஷ் காரன பத்தி தான். இந்த பேண்ட்டு, சொக்கா போடுறது, அந்த சிகரெட் அ பிடிக்கிறது.
ஆமாங்க. ஆஹா, ஓ! ஆமாங்க, ஆ.
அந்த மாரி விஷயங்கள் இருக்கு இல்லையா?
அதுதான் வந்துட்டு ஒரு நாகரிகம். அத பண்ணா தான வந்து பணம் இருக்கு, மதிப்பு. ஆ.
அத பண்ணா தான் நாகரீகன்ற மாரில்லாம் வந்து அந்த மாரி இருக்கும். அந்த சமூகக் கதைகளா இருக்கும் அது. அதிலயும் புரட்சிகரமா இருக்கும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா, இந்த "இரத்தக்கண்ணீர்"லாம் எடுத்தீங்கன்னா, அதுல வந்து இவுரு வந்து புரட்சியாளரா வருவாரு.
சரிங்க.
யாரு "எஸ்.எஸ்.ஆர் வந்து புரட்சியாளரா வருவாரு."
ஆ யாருங்க? ஆஹா,
அதனால தான் அவருக்கு நெறையா படங்கள் அந்த மாரி, ஒரு க கதாபாத்திரம் ஏற்றதனாலயோ, என்னவோ அவருக்கு பேரு வந்து பு புரட்சி தமிழன்னு சொல்லுவாங்க அவர.
ஓஹோ! சரிங்க.
அ அதுக்கு அப்பறம் அந்த எம்.ஜி.ஆரு அந்த இது வரும்போது, அவுங்க வந்து புராணமும் நடிச்சாங்க. அதே சமயங்கள்ல இதுவும் நடிச்சாங்க. என்னது அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏத்தா மாரியும் நடிச்சாங்க.
ஓஹோ! சரி சரிங்க. அ எனக்கு ஏதாவது ஒரு படம் வந்து சொல்றீங்களா?
புரியுதுங்களா? அப்ப வந்து அப்ப என்னான்னா நெறையா வந்து சமூகத்த பேஸ் பண்ணி படங்கள் வந்துது.
ஆ, ஹ புரியுதுங்க. அதாவது எப்படி சமூகம் இருந்துச்சோ, அப்டியே தான் படத்திலயும் காட்டியிருப்பாங்க. ஆஹா, சரிங்க.
ஆமா உண்மையான ஒரு விஷயம். இல்ல கொஞ்சம் அந்த இது இருக்கும். அந்த மாயைகள் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன்.
ஆ புரியுதுங்க புரியுது. அ கொஞ்சம் வந்துட்டு ஆ, <laughs> ஆஹ சரிங்க.
ஆ கிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஜிகினா ஜிகினாவல்லாம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு வெச்சிருப்பாங்கண்ணு வச்சிக்கோங்க. ஒரு சில படங்கள்ல வந்து இது மாரில்லாம் நடக்குமான்னு கூட யோசிக்கிற மாரி படம்ல்லாம் கூட இருக்கு.
ஆ.

கண்டிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு, அ இப்பல்லாம் வந்து ரிவ்யூவும் வந்துருச்சு. இப்போ ஒரு யூட்யூப்ல வந்துட்டு ரிவ்யூஸ் சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த மாரி தவறான கருத்த அங்க படத்துல சொல்லீக்குறீங்கன்னு, தைரியமா சொல்ல வந்துட்டாங்க இப்ப எல்லாருமே. ஆ.
இல்ல சொல்றாங்க. ஆனா பலபேர் அத வந்து, அந்த கமெண்ட் செக்க்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, கழுவி கழுவி தான் ஊத்துறாங்க. அதாவது நல்லத சொன்னா, கழுவி தான் ஊத்துறாங்க. ஆனா நம்ம அந்த மக்களே வந்து, திரையரங்குக்கு போகாம அந்த த படத்தையே தவிர்த்தோம்ன்னா, அவனுக்கு நஷ்டம் வருது இல்லையா? ஐயய்யோ! இந்த மாரி எடுத்தா நஷ்டம் வருதுன்னு தெரியும்போது, அந்த மாரி எடுக்க மாட்டாங்கள்ல. உண்மய சொல்லிட்டு எடுப்பான்.
ஓஹோ! ஆ. புரியுதுங்க. கண்டிப்பா வருங்க. ஆமாங்க. அப்போ வந்து மொதல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அ எது சரி, எது தப்புங்குறத பிரிச்சு பாக்கணும். ஆ.
கண்டிப்பாங்க, ஒரு 2 படம் நல்லா ஓடிட்ச்சுன்னு வச்சிக்கங்களேன், 3ஆவது படத்துல வந்து அவன் பி பிரபலம் ஆயிட்டான்ன்னா, என்னென்னவோ, அவன் சொல்றத தான் அந்த சினிமால இருக்கான்றதுக்காக, உலகமே அவன் உலகத்தில இருக்கிற எல்லா அறிவும் அவனுக்கு தான் இருக்குன்ற மாரி நெறைய விஷயங்கள பேசிடுறாங்க.
ஆ. <laughs> ஆ. ஆமாங்க, புரியுதுங்க. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம்.
புரியுதுங்களா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. நெறைய பேர் அப்புடி தான் இருக்காங்க.
அதாங்க. ஆ.
அதுக்கு பதிலா சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ண?
ம், கண்டிப்பாங்க.
அதப் பாரு. இன்னைக்கு சோறுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. அவுங்களுக்கு நீ என்ன பண்ண?
அதாங்க.
அத பார், நீ நெறைய சம்பாதிக்கிறல்ல, குடுக்கலாமே. இல்லாதவன் குடுக்குறான். இருக்குறவன் குடுத்தா என்ன?
ஆ. ஆ, குடுக்கலாமே! அ அதும் எத்தன சில நடிகர்கள் வந்துட்டு அ குடுக்குறாங்க. அ ஒரு ட்ரஸ்ட் வச்சி குடுக்க செய்றாங்க. ஒரு நல்ல வந்து
அது டிரஸ்ட்டுன்றது வந்து நான் உண்மைய சொல்லனுன்னா, டிரஸ்ட்டில வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குங்க. உண்மைய சொல்லனுன்னா, அது வந்து பெரிய ஒரு விவாத இது.
ஓஹோ! சரி சரிங்க. எனக்கு அதுல அந்த அளவுக்கு தெரியாது. சரி ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க அப்டின்னு நினைச்ட்டேன்.
வேற தலைப்பு. உண்மைங்க, உண்ம. நான் ஏன்னா அதிலல்லாம் பாத்து பழகுனதால சொல்றேன் நானு.
ஆ புரியுதுங்க. உங்களுக்கு அனுபவம் அதிகம் அப்டீங்குறனால, தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள்.
அந்த அந்த விஷயங்கள்ல.

ஆஹா, கண்டிப்பாங்க.
உண்மையா வந்து என்னென்ன நடந்ததோ, அதே மாதிரியே காமிச்சு இருக்கலாம் ஆனா வந்து வேண்டுமென்றே, ஒரு ஒரு பாகுபாடு, ஒரு பிரிவினர வந்து தப்பா காட்டணும்ன்றததுகாக வந்து, அது வந்து அது காமிக்க பட்ட படம், ஒண்ணு இல்ல, இந்த "ஜெய் பீம்" ன்ற படம் பாத்திருப்பீங்க நீங்க கண்டிப்பா.
ஆ. ஓஹோ! ஆ, இல்லிங்க. நான் அதிகமா படம் பாக்குறது இல்லிங்க.
அந்த அந்த படம் வந்து உண்மையா நடந்த ஒரு கதை தாங்க.
சரிங்க.
உண்மையா நடந்த ஒரு கதை, அத வந்து அந்த கதையாவே காமிச்சு இருக்கலாம் ஆனா ஒரு, ஒரு, தரப்பு தரப்ப வந்து தப்பா காமிக்கணும்ன்றதுகாக ஒரு இது பண்ணியிருப்பாங்க.
ஆஹா! அதான், அதாங்க எதுக்காக அந்த மாரி அவங்க பண்றாங்க? எ அவங்களுக்கு என்ன கிடைக்குது?
அதுதான் அந்த, அந்த ஒரு விஷயம் தான் அது-அது-அது என்னனா, அது ஒரு, அ என்ன சொல்லுவாங்க? அந்த வெறுப்பு மனப்பான்மைய வந்து இந்த சமுதாயத்ல வந்து விதைக்கிற மாரி ஒரு விஷயமா தான் இருக்கு.
ஓஹோ! ஆ, அப்டி இருந்தா தான் மக்களும் போய் பாக்குறாங்க, அதுதான் இதில கவலை முடிது.
இல்லைங்க மக்கள் வந்து, எப்டி இருந்தாலும் பாப்பாங்கங்க, மக்கள் சந்தானம் படத்தையும் பாக்குறாங்க.
ஓஹோ! சரிங்க. ஆ, ஆமா, ஆமா <chuckles>
இந்த-இந்த மாதிரி படங்களையும் பாக்க தேவர்மகனையும் பாக்குறாங்க.
ஆமாங்க, அ.
புரியுதுங்களா? அது மக்கள் அ அதுல மா-மாற்றம் இல்ல, மக்கள் மேல மாற்றமில்ல.
புரியுதுங்க. ஆஹா!
அதே வந்து, இந்த ஆ மோகன் ஜினு ஒருத்தர் இருக்காரு இல்லயா உங்களுக்கு த்-தெரியுமானு தெரியல, இந்த "த்ரௌபதினு", ஒரு படம் வந்தது 2, 3 படங்கள் இருக்குது அவருது, நல்லா இருக்கும், நல்ல நல்ல படங்கள். அத வந்து அவங்க எல்லாரும் வந்து அகைன்ஸ்ட் டா பேசுறாங்க, அதாவது எதிர்த்து பேசுறாங்க.
நா தெரியாதுங்க. சரிங்க, ஆ. அடடா! ஆ, புரியுதுங்க.
எதார்த்தத்த அவர் சொன்னாரு. எதார்த்தம் எதார்த்தம் நடக்குறத நடக்கற மாரி சொன்னது வந்து, அவருக்கு வந்து கோவம் வருது.
அதான் அதாங்க.
அந்த அந்த பிரிவினருக்கு, இந்த தப்பா வந்து ஒரு விஷயத்த புகுத்திட்டே இருக்காங்க இல்லையா?
ஆமா. ஆமாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எ இருக்குறத இருக்குற மாரி காட்டுற, அ இயக்குனரையோ, படக்குழுவினரையோ பாத்தா, கோபம் வருது. அ இந்த மாரி கேஸ், கோர்ட் னு போக ஆரம்பிக்குறாங்க.
அவங்களுக்கு. அதாவது, அவங்க வந்து அந்த இதுக்கு நடந்த விஷயத்த கொஞ்சம் அவங்க மறவூட்டி வந்து பண்ணாங்கனா, அது நியாயம். அப்டி தான் அப்டின்றுவாங்க.
ஆமாங்க. ஆ.

வெறுப்புணர்ச்சி வருதுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பூசாரின்னு ஒருத்தர் வந்து கோயில்ல இருப்பாங்க. உங்களுக்குத் தெரியாது என்ன நான் சொல்ல வர்றேன்றது. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தகராறு வந்துருக்கா?
ஆ. ஆமாங்க. செரிங்க. ஆ. வந்ததே இல்லைங்க. எப்டி வருவோம்?
அப்பறம் எதுக்காக? வந்து செ இந்த படங்கள்ல வந்து, அவங்க கெட்டவங்களா காட்டணும்? அந்த மாதிரில்லாம் இருக்கு. க உண்மையா இல்லையா? அது, பல வருஷங்களா காண்பிச்சுட்ருக்குறாங்கல்ல.
ஓ! ஆ. அதான், அதாங்க புரியுதுங்க.
நான் ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நானு.
ஆ, சொல்லுங்க.
அந்த அது ஒரு உதாரணம் தான அது. நீங்க புரியுதா? இல்லயா? நான் சொல்றது. அவங்கள கெட்டவங்களா காண்பித்து அதுக்குள்ள ஒரு வெறுப்பத் தோன்றது அ தூண்டிவிட்றது.
ஆ புரியுதுங்க, எனக்கு புரியுது. அதாவது வந்து சமூகத்துல வந்துட்டு நா அன்பா வந்து இருந்துட்டுருப்பாங்க. ஆனா வந்து படத்துல வந்துட்டு 2 பேரும் விரோதி, 2 பேருக்கும் இருக்குற மாரி காட்றாங்க. ஆ.
இந்த மாரி காட்றதுல ஒருவேள இப்டி இருக்குமோ? நாம எதுக்குமே பாதிப்புக்கு உள்ளாவல, ஆனாலும் நமக்கு அந்த தோணல கொண்டு வந்துருவாங்க.
ஆ. ஆனாலும் அப்டி நடந்துட்டுருக்ற மாரி காட்றாங்க. புரியுதுங்க, புரியுது. அது ரொம்ப தப்புங்க. அ.
கொண்டு வந்துருவாங்க. அதிலும் முக்கியமா நீங்க அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹா ஹிந்தி படங்கள்லாம் பழையங் காலத்து படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கெட்டவன்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல இந்துக்களா இருப்பாங்க.
ஆஹா! ஓஹோ!
கெட்டவங்கல்லாம். நல்லவங்கன்னு பாத்தீங்கனா ஒரு பாய்ய காமிக்கறாங்க அப்டினு வந்தா, அவன் வந்து இருக்குறதுலேயே ரொம்ப நல்லவனா இருப்பான்.
ஆ. அதான், அதாங்க புரியுது. அது அந்த மாரி எடுக்குறது தான் பிரச்சனையே.
அந்த மாரி ஒரு உணர்வ வந்து அவங்க வந்து புகுத்தி விட்றாங்க.கெட் இந்துக்கள் தான் கெட்டவங்கனு, அத பிரிச்சு விட்றாங்க அத.
ஆ. அதான், அதாங்க. ஆ.
இது வந்து ப் காமிக்குறது வந்து ஏன்னா, நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தான் வந்து, மேட போட்டோ, இது போட்டோ பேசினா கூட